நிச்சயமா, நிச்சயமாங்க. ஏன்னா அது அதோட டேஸ்ட்டு ஆமாமா நீங்க சொல்லும்போது ஏன்னா இப்பதான் நா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு வந்து அப்படியே வருது. ஏன்னா அந்த கார்ன் சிப்ஸு, வெங்காயம் அப்படியே போட்டு அப்பா! அடறா அந்த சூடோட சூடா. "சூடா இருக்கும், வாய் புண்ணாகும்." அப்படீன்னு தெரியும். பட் இருந்தாலும் அந்த சூடோட சூடு சாப்பிடும்போது இருக்கு பாருங்க! அடடடா! தேவாமிர்தம். <laughs>
அது சாப்பிட்டுக்குனே இருப்போம். அதுதான். <laughs> கண்டிப்பா. அதோட டேஸ்ட். கண்டிப்பா அதோட டேஸ்ட்டு வந்து, அது எங்கயுமே கெடைக்காதுங்கிற மாரி தான் அது.
ஆ. நிச்சயமாங்க, நிச்சயமா. ம்.
நானு, இதுவே நா என்ன பண்ணியிருக்கேன்னா, அ கல்லூரி முடிச்சுட்டு நா வேலைக்கு போனேன். மெட்ராஸ்க்கு வேலைக்கு போனேன். நா எங்க அக்கா வீட்ல தங்கிட்டுருந்தேன். ஒரு லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷன்லருந்துதான் வருவேன் நானு. ட்ரெயின் ஸ்டேஷன்ல வந்து அங்கேருந்துதான் போய் ஏறி போவேன் அலுவலகத்துக்கு. அங்க தான் வந்து இறங்குவேன். அங்க வந்து நடந்து வர்ற டிஸ்டன்ஸ்ல அ இந்த மாரி கடைகள்லாம் இருக்கு. பாணிபூரி கடை, மசால் பூரிலாம் விக்கிறவங்க இருக்காங்க.அது ரொம்ப புடிக்கும். டெய்லி நா அங்க நின்னு சாப்பிட்டுட்டு தான் வருவேன் நானு.
ம். ஆ. சரிங்க. ம். ம்.
அப்போ என்னாச்சு ஒருமுறை வரப்போ, நா வர வழியிலேயே வேற ஏதோ ஒரு தின்பண்டம் கெடைச்சிருச்சுன்னுட்டு நா சாப்பிட்டுட்டேன். ஆனாலும் நம்ம விட முடியுமா, இந்த காளான் மசாலாவ? முடியாது. அதனால வாங்கிட்டு பார்சல் பண்ட்டு நா வீட்டுக்கு வன்ட்டேன்.
ம். ம். ம். ஆ. <laughs> அ முடியாதுதான். ம்.
வீட்டுக்கு வந்து என்ன பண்னேன், வீட்ல வந்து அ இரவு வேளை உணவு வந்து தோசை.
சரிங்க.
"சரி, புதுசா முயற்சி பண்ணலாம்." அப்படீன்னுட்டு, மசால் தோசைக்கு பதிலா, மசாலா வைக்கிறதுக்கு பதிலா அந்த காளான் மசாலா வச்சு சாப்ட்டேன்.
ம். ம்.
அதுவும் வந்து பயங் பயங்கர <laughs> பயங்கரமா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம், "நம்ம அங்க சாப்டாட்டியும் பரவால்ல. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து காளான் மசால் தோசை சாப்புடணும்." அப்படீன்ட்டு நானும் வந்து மைண்ட்ல செட் ஆயிட்டேன் நானு.
உண்மையா நல்லாருக்கும். நானும் ட்ரை பண்ணிருக்கேங்க. <laughs> ஆஹா. ஆமாமா. அ. ம். ம்.

ஆமா. <chuckles> அ.
அ, போனா, இட்லி அடிக்கி வக்கிறாரு, சூடா எடுத்து எடுத்து ஆவி பறக்க, அ, வடை போட்டு சூடா எடுக்குறாரு. சட்னி 2 வகை சட்னி, 1 சாம்பார்.
அடடா! அ.
"அண்ணா, அ, எவ்வளவுனா இட்லி? அ, எவ்வளவுனா இட்லி?" அப்டினு கேட்டேன். அ, "நம்ம ஊரா? அ, 4 இட்லி இல்ல 4 வடை. ரூ. 20பா" அப்டின்னாரு. "அப்டிங்களா, வச்சு குடுங்க." அப்டினு சொல்லிட்டு. <laughs> ரொம்ப நல்லா, அப்ப இருந்து இட்லி வடதான் வந்து, எங்களுக்கு ஒரு 6 மாச காலத்துக்கு, நாங்க அங்க இருந்தவரையும் இட்லி வட தான், எங்களுக்கு வந்து ஒரு, காலை வேளை உணவே.
சொர்க்கமே! <chuckles> ஓ! ம். ம். ம். <chuckles> அ. ம். 6 மாதங்கள். அ.
ஏனா, அவருக்கு என்னன்னா ஆமா, ஆமா. நம்ம இங்கேவ் நம்ம ஊர்ல
ரொம்ப கஷ்டங்கில்ல, கஷ்டம். ஆமா, ஆமா, ஆமா. ஏன்னா அந்த அனுபவம் வந்து, எ ப கிட்டத்தட்ட நீங்க 6 மாசம் இருந்துருக்கீங்க. எவ்ளோ பெரிய விஷயம்! நான்லாம் 15 நாளைக்கே வந்து 15, ஒரு 10. 25 நாளைக்கே நான் சேத்துட்டேன். "என்னடா இது! நம்ம ஊருக்கு எப்போ?" அதுவும் எனக்கு புடிக்காத டிஷ்லாம், ரசம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ரசலாம் சாப்டுற அளவுக்கு எனக்கு வேணும். "ஐய்யய்யோ! எனக்கு வேணுமே, வேணுமே. நம்ம ஊருக்கு எப்போ போவோம்?" அப்டின்னு ஆயிடுச்சு. நீங்க 6 மாதம். எப்டிங்க பேலன்ஸ் பண்ணீங்க நீங்க?
கண்டிப்பா. <chuckles> கண்டிப்பா. இல்ல நாங்க இருந்தது வந்து, அங்க 1 வருஷ காலம் இருந்தோம். ஆனா, 6 மாத காலந்தான் அந்த ஏரியால நாங்க இருந்தோம், அப்டின்னு சொல்லவறேன் நான். நாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாச காலம் இருந்த, ஒரு 4 மாச காலம் இருந் இருந்த ஏரியால இன்னொருத்தரு இரவு வேளை இர இரவு வேளை உணவுக்கு என்ன பண்ணுவாருன்னா, ஊத்தாப்பம் வந்து, கொஞ்சம் இட்லியோட கொஞ்சம் பெருசா போடுவாரு அவ்வளவுதான். 4 ஊத்தாப்பம் ரூ. 10
அ! ஓ! ஓகே, ஓகே. ம். அம். பரவாயில்லங்க. கம்மியா இருக்கு, எல்லா ரேட்டும். நீங்க சொல்றத பாக்கும்போது. ம்.
ஆமா. நல்லா கம்மியா இருந்துச்சு. நா நான் சொல்றது வந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப போய் கேக்காதீங்க. <laughs>
ஓ! அப்டியா, அதான் என்னடா இது எல்லாம் கம்மி கம்மியா சொல்றாரே பாக்குறேன். அ, சொல்லுங்க. சொல்லுங்க.
<chuckles> ஆமா, ஆமா. அது நாங்க சாப்டுட்டு இருப்போம். அப்போ புது எடத்துக்கு வந்ததுக்கப்பறம், அந்த இட்லி, வடை பாத்து எங்களுக்கு ரொம்ப புடிச்சி போச்சு. அவரும் ரொம்ப ஃப்ரண்ட் ஆயிட்டாரு. நாங்க கேப்போம், "அண்ணா நைட் எப்பண்ணா வருவீங்கன்னு?" கேப்போம். "இல்ல தம்பி, என்னோட கோட்டா காலையில மட்டுந்தாப்பா. மதியம் கூட என்னால வரமுடியாது. சாயங்காலம் அங்க ஒருத்தர் கடை போடுவாரு. அவர்ட்ட நீ வாங்கி சாப்ட்டுக்கோ." அப்டின்னு சொல்லி சொல்லுவாரு. அவர் என்ன பண்ணுவாருனா, இட்லி போடமாட்டாரு. தோச, மசால் தோச, மைசூர் மசால் தோச அப்டின்னு, தோச வகைகள்லாம் போடுவார்.
ம். ம். ம். ம். ம்.

அதேபோல, உங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது பார்த்துருக்கியா நடமாடும் பேக்கரி, இந்த கேக்கு, பிஸ்கேட்டு அதெல்லாம் வந்து தள்ளிகினே வருவாங்க. இதெல்லாம் வந்து அப்டியே கலர்ஃபுல்லா பாக்கும்போதே அப்டியே அப்பா! அப்டின்ற மேரி இருக்கும். அதுபோல அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்க ஊர்ல.
ஆமா. ஆமா. ஆமா. அது, நீங்க கரெக்ட்டா வந்து எங்க ஊர்லயும் இருந்த மாரி நீங்க சொல்றீங்க. உங்க ஊரும் வந்து மதுரையா இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அங்க வந்து ஒருத்தரு வித்துட்டு வருவாரு. அ "மெட்ராஸ் ரொட்டி, மெட்ராஸ் ரொட்டி, மெட்ராஸ் ரொட்டின்னு" வித்துட்டு வருவாரு ஒருத்தரு. சரிங்களா, ஐயோ! அந்த ரொட்டி வந்து உடைக்கவே முடியாதுங்க. அது என்ன டேஸ்ட்டுக்குன்னும் தெரியல. அத 1 டைம் வாங்கியாச்சு. எ எனக்கு, நான் சின்ன வயசுல சாக்லேட் ரொம்ப தின்னுவன் நானு. அ கடிச்சே தின்னுவன் அதனால கிருமியா இருந்து ஃபுல்லா பிச்சு போச்சு என் பல்லு. அந்த பல்ல வச்சுட்டு நான் 1 டைம் அந்த ரொட்டி கடிச்சேன் பாருங்க. பல்லு வலியே வந்துடுச்சுங்க எனக்கு.
<chuckles> <laughs> ஆ. ம். ம். ம். ம். அ. ம். ஆஹ. ம். ஆ, எந்த அளவுக்கு ரொட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தீங்களா? அஹ அ.
<laughs> ஆ, நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். இந்த ரொட்டி எனக்கு குடுக்காதீங்க. ஆமா, நீங்க இதுக்கு அப்புறம் இந்த ரொட்டிய எந் குடுக்காதீங்க. குடுக்கறதுன்னா, மிக்ஸில போட்டு அரச்சு, ஒரு மாரி ஜூஸ் மாரி குடுங்க, நான் குடிச்சுடறேன். அப்டின்னு சொல்ட்டு நான் வீட்ல சொல்லி ஒதுக்கி வச்சுட்டேன். அந்த ரொட்டிய. <chuckles>
அ. <laughs> <laughs> அஹ. ம். <laughs> நீங்க சொல்லம்போதே வந்து நெறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு எந்த அளவுக்கு உங்களுக்கு புடிச்சிருக்கு. அதுவும் ரோட்டு கடை உணவு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு? இது பத்தாததுக்கு வந்து நீங்க போன இடத்துல கூட, "தோசை இப்டிலாம் சாப்பிடக்கூடாது. எது போல சாப்பிடணும் பாருங்க. என்ன பாத்து கத்துக்கங்கன்ட்டு." சொன்னது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பயணத்துல 6 மாதம், 1 வருஷம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ப ஊரு சாப்பாடுக்காக இது பண்ணது. அ நெறைய விஷயம் இப்ப கூட நீங்க சொன்னீங்களே ரொட்டி, "ரொட்டி நல்லா மிக்ஸியில அரைச்சு குடுத்துருங்க. நான் குடுச்சிட்ற பேசாம." அப்டின்ட்டு உணவுல வந்து பார்த்தீங்கன்னா, யோசிக் ஆமா ஆமாமா. கொழந்த காலல்ல அது வந்து நம்மளுக்கே வந்து இப்போலாம் ரொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது மீண்டும் இது பண்ணும்போது மறுபடியும் மழலையாவே இது பண்ணிடலாம். கொழந்தையாவே இருக்கலாம்ன்னுலாம் நெறைய விஷயம் தோணும். உங்களோட பதிவு வந்து ரொம்ப அழகா இருந்ததுங்க. மீண்டும் சந்திக்கலாம். ஏன்னா வந்து நெறைய விஷயம் வந்து சொல்லும்போது, எனக்கே வந்து ரிலேட்டபுளாயிச்சு. "ஆஹா எல்லா நம்ப பசங்க தான் போலையே." அப்டின்ட்டாங்க ஆ ரொம்ப அற்புதமா இருந்தது. மீண்டும் சந்திக்கலாங்க. உங்க கூட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம்.
<laughs> கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமாங்க, ஆமாங்க. <chuckles> சோதனை குடுத்து. சோதனை உள்ள காலம். <chuckles> கண்டிப்பா. <laughs> <laughs>

அஞ்சு ரூபா ன்னு ஆச்சரியமா இருக்கு, அடடா! அ, இப்பலாம் கா ரொம்ப ரேட், எல்லாமே ஹை ஃபையா இருக்குற போலயே இருக்கே, எல்லாம் அதிகம், உண்மையா அதிகம். ம்.
ஆமா. ஆமா. ஆமா. எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. அதேமாரி தான் சிக்கன் சூப் கூட, அ ரூ.5 தான். அதும் ரூ.5 தான்.
ஆமாங்க. ம்.
ஆ, கோழ் நாளடை ஆமா. <chuckles> கோழி கால் சின்னதா இருக்கும். ஆனா, அதுல, எ கறியும் இருக்காது. கோழி கால் மட்டும் தான் இருக்கும். <laughs>
கோழிக்கால் குருமா? <laughs> ஆ. ஆ. <laughs> அதுதான் ரூ.5க்கு ஸ்பெஷல் அ, போதும். இதுதான் அந்த இந்த காமெடில வர மாரி இருக்கு, காக்கா பிரியாணி இருக்கு, காக்கா பிரியாணி ரூ.5க்கின்னு வந்தே, காக்கா பிரியாணியா அப்டின்னு. ஆ, சொல்லுங்க. ஆ.
ஆமா. ஆ. ஆமா. ஆமா. ஆமா, ஆமா. அந்த மாரி. அப்புறம் கா வேலை செய்யற காலகட்டத்துல வந்து, அ, மெதுவடை, மசாலா வடை சாப்ட்டு போர் அடிச்சிருச்சு. அப்ப என்னன்னா, ஒரு, ஒருத்தர் கட போட்டுருந்தாரு, முட்டையா வந்து அடுக்கி வச்சிருந்தாரு. "என்ன என்ன முட்டை விக்கிறீங்களான்னே?" "இல்ல, இல்ல. முட்ட போண்டா போடுவோம்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு." அப்டின்னாரு. சரி, ஓகே, முட்ட போண்டா போடுறீங்களா? சரி ஓகே, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா. ஒரு முட்ட போண்டா பார்த்தீங்கன்னா ரூ.1.50, ரூ.1.5 அப்போ. ஒரு 6 முட்ட போண்டா சாப்ட்டேன் ஒரு வாட்டி நானு. அ, அவரு பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. "என்ன இவ்ளோ சாப்டுறீங்க?" அப்டின்னாரு. "இல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சி, அதான் சாப்ட்டேன்." அப்டின்னே. "சரி, சரி, நல்லா சாப்புடுங்க, நல்லா சாப்புடுங்க," <laughs> அப்படின்னு அவரும். ஏன்னா, <tsk> நமக்கு அந்த எடம் எல்லாம் புதுசு. பார்த்தவுனே யாராவது முயற்சி பண்ணா, அப்பதான் நம்ம போயி முயற்சி பண்ணனும்னு நெனைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம வந்த ஊர் அப்டி, நம்ம வளர்ந்த விதம் அப்டி. சாப்டாம வளர்ந்ததே இல்ல. <laughs>
ம். ம். ஆ. ம்ஹ்ம். ம். ம். கண்டிப்பா. கண்டிப்பா. ஓ! ம். கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா. நீங்க சொல்லும்போதே வந்து ஏன்னா, கண்டிப்பா. அதாங்க ஒரு நம்ம வாழ்க்கையோட லட்சியமே என்னது? என்ன பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையோட லட்சியமே சாப்ட்றதாங்க. அப்டியே தூங்கும்போது கூட நாளைக்கு இதெல்லாம் சாப்டணும் அப்டின்னு நெனச்சுதான் தூங்குற ஆளு, உண்மையாவே. <laughs> இதுபோலதான் நானு, அதும் நான்வெஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எங்க அம்மா, அப்பாகிட்ட சொல்லிட்டு, போ நாளைக்கு ஞாயித்துக்கிழமை அப்டின்னா, நைட்டே வந்து சொல்டுருவேன். அதெல்லாம் வந்து, அப்டியே <tsk> அந்த உணவோட இது சுவை எனக்கு ரொம்ப புடிக்கும். அதேபோல பாத்தீங்கன்னா, எ ஸ்வீட்ல எது, இது உங்களுக்கு ரொம்ப புடிக்கும்? இந்த ரோட்டுகடைல வந்து ஸ்வீட்லாம் போடுவாங்கல்ல, அது வந்து டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எது ரொம்ப புடிச்ச ஸ்வீட்?
கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் சாப்ட்டது, அந்த சோன்பப்டி வந்து, ஒரு குடுவைல போட்டு விப்பாங்க, சரிங்களா?
ஆமாமா, ஆமா. அ.
அ, ரொம்ப நல்லா இருக்கும். அது சோன்ப இப்ப வர சோன்பப்டி இந்த ஸ்வீட் மாரி இருக்குறது எல்லாம் கெடையாது, இந்த கியூபா இருக்குறது எல்லாம் கெடையாது.
டேஸ்ட் வர மாட்டது. ஆமா. அந்த தள்ளுவண்டில தள்ளிட்டே போவாங்களே ரோட்டுல, ஆ. கரெக்ட்.
ஆ, அவன் என்ன பண்ணுவான்னா, கு ஆமா. கரெக்ட்டா. அ, குடுவைல இருந்து ஒரு ஒரு ஒரு கை எடுத்து போட்டு, பொட்டனம் போட்டு மடிச்சு கொடுப்பான். ரூ.5 அப்டின்வான், ரூ.5 ரூ.2ன்னுவான். அட்டகாசமான டேஸ்ட்டா இருக்கும். <tsk> வாயில வச்ச மாரியே இருக்காது, டக்குனு உருகிரும். ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாம் நாங்க போட்டி போட்டு சாப்புடுவோம், வீட்லயும் சரி, நண்பர்களும் சரி, போட்டி போட்டு சாப்புடுவோம் நாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப புடிக்கும் அது.
ம். ஆமா. ம்.